இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வருடம் முழ் முழுவதும் நான் எடுத்து வைக்கிற ட்ரெஸ்ஸஸ்லாம் அந்த வருட லீவுல வந்து நான் ஊருக்கு போம்போது கொண்டு போவேன். <chuckles> கொண்டு போய் என்னோட சித்திக்கிட்ட வந்து நான் காட்டுவேன். இத இத இப்படி இப்பிடி தெச்சிருக்கேன்னு சொன்னா, அதுக்கப்பறம் அவுங்க வந்து அதில வந்து சில மாற்றங்கள் சொல்லுவாங்க. "இல்ல, இந்த ட்ரெஸ்ஸு நீ தெச்சது ஓகேம்மா. ஆனா, இதில கொஞ்சம் இந்தமாரி கொண்டு போணும். 1 படி இதுதான். 2வது படி இதுதான் சொல்லி, அவுங்க வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சொல்லிக் கொடுத்துட்டு அந்த 10ம் வகுப்பு விடுமுறை இருக்கும் இல்லயா! பப்ளிக் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்பறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த 1 வருட 1 மாத காலம் வந்து எனக்கு முழுவதுமே அவுங்க தான் அந்த பயிற்சிய வந்து வீட்லயே கத்துக் கொடுத்தாங்க. "நீ தெய் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு," அ அங்க என்னோட பாட்டியோட புடவை அவுங்கலாம் அந்த நூல் புடவ தான் கட்டுவாங்க. சுங்குடி புடவைன்னு சொல்லுவாங்க. ஆமா.
சரி, சரி. ம்ஹ்ம். ம், ம். சரி. ஆமா. சரி. ஆமா. அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த க காட்டன் ப்யூர் காட்டன் உடுத்துவாங்க. இல்ல இந்த ரேஷன் கடைகள்லாம் கொடுப்பாங்க தெரியுமா? புடவைகள்.
ஆமா, ஆமா, ஆமா. ஆமா, ஆமா, ஆமா. அந்த மாதிரி. நூல் புடவைகள் கட்டிருவாங்க. அப்ப அந்த நூல் புடவைகளெல்லாம் வந்து எடுத்து, அத வந்து தைக்கிறதுக்கு அது ரொம்ப சுலபமா இருக்கும். காட்டன் புடவைகள். அதனால அதில வந்து எனக்கு பழக்கி கொடுத்தாங்க. இது இது இப்பிடி-இப்படி தைக்கணுன்னு சொல்லி பழக்கி கொடுத்தாங்க. அதில வந்து நான் நல்லாவே கத்துக்கிட்டேன். ஆனா, அ எப்பிடி சொல்றது, ஒரு வகுப்புக்கு போய் நம்ம எப்பிடி கத்துக்குவோம்மோ, அந்தமா ஒரு ஊசில நூல கோக்கிறது முதல் கொண்டு ஒரு கத்திரிக்கோலால அந்த துணிய வெட்டுறது முதல் கொண்டு எனக்கு வந்து தலையில கொட்டு வச்சு, கொட்டு வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க ஆ அதாவது ஒரு பர்ஃபெக்ட்டா ஒரு ப்ரொஃபஷ்னலா எப்பிடி செய்வாங்களோ, எனக்கு கத்துக் கொடுக்கும்பொழுதே, நான் அந்த 10வது படிக்கும்பொழுதே எனக்கு அப்பிடிதான் கத்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து என்னுடைய முக்கியமான தொழில் கிடையாது. அது வந்து நான் வந்து விருப்பப்படும் பொழுது எடுத்து செய்யக்கூடிய ஒரு ஆமா, ஆமா. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. அப்பிடி வந்து ஆனா கத்துக்கிட்டேன். அந்த 1 மாத காலம் நான் கத்துக்கிட்டு அதுக்கப்பறம் அத டச் விட்டுருச்சினாலும் மறந்து போயிரும் இல்லேங்களா! அப்புறம் இங்க வந்து நான் அந்த சாரீலலாம் ப்ளவுஸ் பிட் தனியா வரும். அத வந்து
ம்ஹ்ம். சரி, சரி. ம். ம், ம், ம், ம். விருப்பப்பட்டு செய்றது. ஏன்னா, எதாவது ஒரு விஷயம் செய்யணும் இல்லயா! உங்களுக்கு பொழுது நேரத்த பொழுதுபோக்க! ம். ம். மறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? டெய்லரிங் வந்து.